இல்ல நான் அத இன்னும் சொல்லியே முடிக்கலயே! நீங்க கேட்ட 2ம்மே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் இப்ப நம்மள என்ரு என்னுடைய அன்றாட வேலை, என்னுடைய அலுவலக பணிய எடுத்துக்கிட்டாலுமே கூட, இணையம் இல்லாம என்னால அந்த வேலையை செய்யவே முடியாது. அப்போ என்னுடைய வருமானம் அதுல தடைபடும் இல்லயா! "நான் அதுக்கும் பொழுதன்னைக்கும் பொழுது போக்குக்காகவே என்னுடைய இது பண்ணிட்டுருக்கேன். அறிவு சார்ந்ததுன்னா ஏதோ ஒரு தேடல் எனக்கு அதுல இருந்துகிட்டுருக்கு" அப்பிடீன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஓரளவு படிச்சு முடிச்சுருக்கேன். அது, அது சம்மந்தமான ஒரு வேலையில பார்த்துட்ருக்கேன். அப்போ, இந்த இணையம் இல்லன்னா நான் அந்த வேலைய எப்பிடி பார்க்கிறது? மாதம் பொறந்தா அந்த வருமானம் எனக்கு எப்பிடி வரும்? அப்பிடியான ஒரு சூழ்நிலையிலே மாட்டிட்டுருக்கேன் இல்லயா! அது வந்து எனக்கு மொதல்ல, முதல் பாதிப்புன்றது அங்க ஆரம்பிக்கும். அ அந்த அது 1 வந்தாவே பத்தாதா? அ இப்ப ஒரு மாச மாசம் இவ்ளோ அமௌண்ட் எனக்கு வந்துகிட்டிருக்கு. நான் இவ்ளோ வேலை செய்றேன். எனக்கு இந்த இது வந்து என்னோட ஊதியம் அப்பிடீன்றது. இதுக்காக நான் ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருப்பேன். "1ஆம் தேதி இந்த இஎம்ஐ, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த இஎம்ஐ 7ஆம் தேதி ரென்ட்டு அப்பிடீன்ட்டு நான் ஒரு கணக்கு போட்டு ஒரு திட்டமிடலோட போயிட்டுருக்கும்போது, சடனா, அது நின்னு போச்சுனா! அது எவ்ளோ பெரிய சிக்கல் எனக்கு இல்லயா! அப்போ அது அந்த பாதிப்பு தான எனக்கு.
சரி, சரி, சரி, சரி, சரி பேசுங்க. சரிங்க. நீங்க அது இல்ல நீங்க அத வந்து நல்லா சொல் சொல்றீங்க. அது உங்களுடைய ஒ உண்மையிலே நீங்க வந்து அதுல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத சொல்றீங்க. நான் ஏத்துக்கிறேன். இப்போ வந்து, "அவசரமான இ இணையம் வந்து வேணும்." அப்பிடீங்கிறது பொதுவா வந்து ஒரு வேலைக்காரங்களுக்கு, அ "கண்டிப்பா வேணும். நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த இணையத்தில இந்த ஒர்க்க முடிச்சு குடுத்துருங்க." அப்பிடீன்னு ஒரு அலுவலகத்தில சொல்றாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஒரு அலுவலகத்தில நீங்க வேலை செய்றீங்க. இன்ன இப்ப இந்த உடனே உங்களுடைய இன்டர்நெட்ட அ பயன்படுத்தி 10 நிமிஷத்துக்குள்ள இதை முடிச்சுக் குடுங்க." அப்பிடீன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஒரு 24:00 மணி நேரம் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்களா?
ம்ஹ்ம். சரி. ஏன்? எ இது வந்து என்ன சொல்றதுன்னா அந்த, அந்த வேலைகள பொறுத்தது தான். இந்த நீங்க சொன்ன மாதிரியான வார்த்தைகளும் கண்டிப்பா வரும். "இப்ப நம்ம ஒரு பிரசன்டேஷன் அனுப்பியிருக்கேன். அத மட்டும் செக் பண்ணீட்டு இமிடியட்டா எனக்கு மெயில் பண்ணீருங்க." இப்பிடீன்ற வார்த்தைகள் வந்து டிவிலே எவ்வளவோ பார்த்துருப்போம். அந்த மாரியான வார்த்தைகள் நமக்கும் நம்மளுடைய அலுவலகத்தில வர தான் செய்யும். ஒரு ப்ரசன்டேஷன் பார்த்துருக்கேன். நீங்க ஒரு 24:00 ஹவர்ஸ் டைம் எடுத்துட்டு, அதுக்கப்பறம் எனக்கு போட்டு குடுங்கன்னு சொல்றது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னக்கி ஒரு நாள் மட்டும் இல்லன்னா, அப்ப கரண்ட்டு ஷட் டவுன் ஆகிறதில்லையா! நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா? அப்ப பேசாம தான உட்காந்துட்டுருக்கோம். அந்தமாரி ஒரு நாள் தான் அப்பிடி ஆகும். ஒரு வேளை இது இல்லை, இந்த இணையமே இல்லன்னா, அப்பதான் வந்து அந்த மாரியான பிரச்சனைகள்ஸ், சிக்கல்கள் வந்து எனக்கு உண்டாகும். அ, அ இப்ப வந்து நான் அலுவலகத்தில போய் நான் பணிபுரிஞ்சேன். அங்க இன்டர்நெட் இல்லன்னா அப்ப எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த நிறுவனத்துடைய பொறுப்பு.
கண்டிப்பா. நீங்க அங்க சமாளிச்சுக்குவீங்க. அங்க வந்து அத காரணமா காட்டிக்கலாம் <tsk> இங்க வந்து, "இன்டர்நெட் இல்ல" அப்பிடீங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அ இன்னொன்னு விஷயம் கேட்கிறேன். இணையம் இல்
ஆமா. நம்ம சொல்லணும்ன்னு கூட அவசியம் இல்லயே! எல்லாத்தையும் ஒரு செட்டப்பா குடுக்க வேண்டியது அவுங்களுடைய பொறுப்பு. அப்ப அவுங்க கொடுக்கல, அது வரலன்னா என்னுடைய பிரச்சனை கிடையாது. நான் ஜாலியா அந்த நேரம் இருந்துட்டு வந்துருவேன். ஆனா வீட்டுல அப்பிடீங்கும்போது, அது என்னுடைய சொந்த பிரச்சனை. அவுங்க வந்து எனக்கு நெட்வொர்க்குக்காக மாதம், மாதம் இவ்ளோ காசுன்னு குடுக்குறாங்க, நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்க சொல்லி. அப்போ, "எனக்கு வர அந்த வழித்தடங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால என்னால அன்னக்கி வேலை செய்ய முடியல." அப்பிடீன்னா அது வந்து என்னுடைய பாதிப்பு. முற்றிலும் என்னுடைய தவறு இல்லயா!
ஆமாமா. நிச்சயமா, நிச்சயமா.